இன்னும் சொல்லணும் அப்படீன்னா, எனக்கு வந்து இந்த, எங்க அப்பா, அம்மாலாம் ஏதாவது பழைய பாட்டு கேட்கும்போது, "இதுல என்ன கருத்து சொல்றாங்க கேளு! இதுல என்ன கரு கருத்து சொல்றாங்கன்னு கேளு. எவ்ளோ அழகா கண்ணதாசன் கருத்து சொல்லிருக்காரு." அப்படீன்னு சொல்லிட்டு இந்த, ஒ இந்த ஒரு, இவரோட பாட்டு, 'டி.எம். சௌந்தரராஜன்' பாடின ஒரு பாட்டு வரும் அதுல. அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட. அ எ 'பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது. கருடா சௌக்கியமா? 'இதெல்லாம் பாரு எவ்ளோ அருமையா வந்து. "வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும்." அப்படீன்ற மாரி இருக்கும். "அதில் 2/1 சிறியதென்றால், எந்த வண்டி ஓடும்?" அப்படீன்ற ஒரு லைன்லாம் அதுல இருக்கும். இப்ப எ
ம். ம். ம். ம். ம். ம்ஹ்ம். ம். ஆமா. இது குடும்பத்த பத்தி சொல்றாங்களா? கணவன் மனைவிய பத்தி. ஆ!
ஆமா, ஆமா. இ இந்த மாரி, சொல்றாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்னும், ஒவ்வொன்னு கருத்தெல்லாம் கேளுங்கன்னு, அப்ப அவங்க சொல்லுவாங்க. ஆனா வந்து எனக்கு எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப புடிச்சது அந்த மியூசிக் தான். அந்த மியூசிக் வந்து எந்த அளவு இருக்கோ, இன்டென்சிவா இருக்கோ, அதுதான் வந்து என்னய வந்து ஈர்க்கும். இன்னும் பாதி நாள் நைட்டு வந்து நான் என்னா பண்ணுவேன் அப்படீன்னா, அந்த நம்மளுடைய ஃபோன்லயே வந்து ஸ்லீப்பா மியூசிக்ன்னு சொல்லீட்டு, நீங்க டைப் பண்ணீங்கனாவே வரும். அதுல நெறைய வந்து இசை வரும். அதுல வந்து ஒரு செயலி கெடையாது. அது நெறைய அந்த இது மாரி வீடியோக்கள் போட்டுருப்பாங்க. அந்த வீடியோ வந்து 10 மணி நேரம் 11 மணி நேரம் அப்படியெல்லாம் இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூங்குறதுக்கு.
ம். ம். ம். ம். செயலியா அது? அ. ஓ! Youtube, Youtube ல சொல்றீங்க நீங்க.
ஆமா, ஆமா. Youtube ல. அப் அல்
ம், ம். என்னன்னு தேடுவீங்க? எப்படி போட்டு தேடுவீங்க?
ஸ்லீப்பா மியூசிக்ன்னு சொல்லிட்டு, நம்ம தூங்கும்போது ஆமா. ஸ்லீப்பா மியூசிக் அப்படீன்னு சொல்லிட்டு, நம்ம தூங்
வீப் அ. ஆமா. அது 2வது வார்த்தைய தெளிவா சொல்லுங்க.
மியூசிக், மியூசிக், ஸ்லீப்பா மியூசிக்ன்னு
<tsk>
அ, அத வந்து, ஸ்லீப்பா ஏ, ஏ சேர்த்துக்கணும்.
<tsk> ஸ்லீப். ஸ்லீப்புக்கு பக்கத் ஹாரா? ஹெச்-ஓ-யூ-ஆர்.
இல்ல, இல்ல. ஸ்லீப்பு, ஸ்லீப் பக்கத்தில ஒரு 'ஏ' போட்டுக்கணும். அப்பறம் மியூசிக். அவ்வளதான் சிம்பிள்!
அ. ஓ! சரி, சரி. அ இப்ப புரியுது, புரியுது. ஸ்லீப்பா மியூசிக். ஓகே. அ.
அது, ஆமா. அது வந்து என்னாகும் அப்படீன்னா, அ, ஒரு மழை பெய்யிற மாதிரியான சவுண்டு. இல்ல ஒரு ஒரு ஓடையிலருந்து நீர் சல சல சலன்னு ஓடுற சவுண்டு. இல்ல குருவிகள் கத்துறது. அந்த இடத்துல ஒரு வ் சின்ன ஒரு வயலின்! அப்பறம் வந்து ஒரு தபேலா மியூசிக் அந்த மாரி வந்து, ஒ ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃப்ளூட் மியூசிக்கு!
அ. ம். ம். ம். ஆ! புரியுது. இசைக்கருவிகளப் பத்தினத நீங்க அது இசைக்கருவிகள் இல்ல, ஒரு புதுப் புது பரிணாமத்த சொல்றீங்க. அதே வந்து ஒலில, ஒரு புது புது இத சொல்கிறீங்க நீங்க. புரியுது.
ஆமா. அது வந்து ரொம்ப ஒரு ரம்யமான இசையா இருக்கும். அத போட்டு வச்சுட்டு, அப்படியே தூங்கணோம் அப்படீன்னா, சூப்பரா தூக்கம் வரும். அதனால வரிகள் வந்து முக்கியம் தான்.
ம். ம். ஆ! ரொம்ப ஆமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது பாடல்ல ஆரம்பிச்சு, ஒரு இப்ப கிளி சத்தம் வரைக்கும் நீங்க சொல்லீட்டீங்க. கிளி, குருவி சத்தம் வரைக்கும். ரொம்ப அருமையா இருந்தது, உங்களோட பேசுனது. மிக்க மகிழ்ச்சி!
<laughs>